ஆமாமா. பார்க்கவே இல்ல. அவுங்க, அவங்களோட வேலையே வந்து, "குழந்தை வெளிய வந்துருச்சா. அவ்வளோதான்." அப்டின்ற மாரி போய்ட்டாங்க. நான், எனக்கு பயம். குழந்தை அழுக சத்தம். எப்பயுமே குழந்தை பிறந்தா வந்து, அது அழுற சத்தத்தில தான வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, "நல்லா இருக்காங்க குழந்தை." அப்டிங்கிறது. அழுகவே இல்லன்னொனே ரொம்ப பயமாகிருச்சு. அ வெளிய அவங்க போற வரைக்குமே அழுற சத்தம் கேட்கல. ஆனா, அந்த வாசல தாண்டி, அந்த ஆப்பரேஷன் தியேட்டர் தாண்டி, வெளியே போகும்போது தான் அந்த குழந்தை அழுற சத்தமே என் காதுல கேட்டுச்சு. <chuckles> அப்போ வந்துச்சு பாருங்க. ஒரு ஆமாங்க, அப்ப வரும் பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா, அழுகையே வந்துருச்சு. நான் அதுவரைக்கும் வந்துட்டு அந்த பெயின்ல கூட அழுகலங்க. எங்க அம்மா சொன்னாங்க. இந்த மாரி "வலி வந்தா கூட அழுதோம்னா, நம்ம வீக் ஆகிருவோம். அதனால அழக்கூடாது. இந்த மாரி இடத்தில தைரியமா நீ இருக்கணு, இந்த நேரத்தில." அப்டின்ற மாரி சொல்லி, என்ன வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால, நான் அந்த பெயின் வந்தபோ கூட அழுகவே இல்லைங்க. அவ்வளவு வீக் இருந்தேன். "அழக்கூடாது, அழக்கூடாது. நம்ம தைரியமா இருந்தா மட்டும் தான் குழந்தைய நல்லா சுகப்பிரசவமாவும் பிறந்து எடுக்க முடியும்." அப்படின்ற ஒரு இதில அவ்ளோ கண்ட்ரோலா இருந்தேன். அவ்ளோ அந்த கண்ட்ரோலா வரும் பாருங்களேன். அப்ப கூட நான் அழலைங்க. அப்போ கூட அழல. ஆனா, அந்த குழந்தைய தூக்கின, தூக்கிட்டு இவங்க போனக்கு அப்புறம், அந்த குழந்தை அழுகல, அப்படிங்கும்போது எனக்கு பயங்கரமா அழுக வந்துருச்சு. நான் அப்படி அழுகுறேன். "ஐயோ! என் குழந்தை அழுகல. அழுகல. என்னாச்சுன்னு பாருங்க. மொத என் குழந்தைய பாருங்க. என்ன ஆச்சுன்னு பாருங்க." அது என்ன குழந்தைன்றதெல்லாம், எனக்கு அப்போ டக்குனு தோணல. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதுதான் தோணுச்சு. "ஐயோ! அழுகலையே!" அப்டின்றது தான். ஆனா, அவள் அழுதோனே, எனக்கு ஒரு பெரு மூச்சு, பெரு மூச்சு விட்டு இதாச்சு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா
ம். <chuckles> ஆமாங்க. ஆ அப்போ வந்து அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா. ஆ. சரிங்க. ஆமாங்க. சிறப்பு. சிறப்புங்க. <chuckles> ஆ. புரியுது, புரியுதுங்க. <chuckles> ஆ. நிச்சயமாங்க. ஒரு ஆ. இப்ப
எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு ஆச. அதனால நான் வந்து முதல்லயே பேரெல்லாம் வச்சு வச்சுட்டேன். இந்த மாரிதான் இருக்கும். அப்பிடீன்ட்டு. அ என்னோட பேரும், என் கணவரோட பேரையும் சேர்த்து, ஒரு பேரு. <chuckles> என் பெண் குழந்தைக்கு வச்சுட்டேன். அப்போ, எனக்கு எந்த குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதே, ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் சொல்றாங்க. நான் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை அப்டின்னு.
சரி. ஆ. புரியுது, புரியுதுங்க.